கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த
நான் அப்போதான் சொல்லுவேன், "சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், ரசம் சாதம் சாப்பிட்டேன், அப்படின்னு சொல்லுவேன்," உடனே வந்து அடுத்தது கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க நோண்டி விடுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அ "என்ன தொட்டுக்கா?" இது உடனே என்னைய பாக்கும், நானே பதில் சொல்லணும், ஏன்னா இதுக்கு தெரியாது, ஏன்னா ஃபோன்ல மூழ்கியிருக்கிறதுனால டக்
ஆமா. <chuckles> <chuckles> கண்டிப்பா, ஆனா ஒரு விஷயம் வந்து அவங்க கேட்கிறது ஒரு நல்லதாவும் இருக்குல்ல, அவுங்க கே அது அப்ப அதனால தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிள்ளைங்க வந்து ஃபோன்னால தான் முழுகி இருக்கிறாங்க, சாப்பாடு என்ன சாப்பிட்டாங்கன்ற ஒரு உ உணர்வுக்கூட தெரியாம, ஏதோ சாப்பிடனும் அப்படின்றத ஒரு க கடமைக்கா சாப்பிட்டு போயிருக்காங்க. அப்பிடின்ற மாரி.
ஆமா. ஆமாங்க. இதில வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, தட்ல சாப்பிடுதா இல்ல, சில சமயத்தில நான் தட்ட எடுத்துருவேன், வேணும்னே எடுத்துருவேன். என்ன பண்ணுவேன்னா, தட்ல தட்ட இருக்குறமே தளாவும், அங்க கை மட்டும் தளாவும், பாத்து தட்ட எடுத்துருவேன். அப்புறம் மேல ஒண்ணுமே வர மாட்டுதே. அப்பிடின்னு சொல்லிட்டு, பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தட்ட எடுத்துட்டு கையில நிப்பேன். அப்படியே என்னை பாக்கும், அப்போ பாருங்க. நான் ஒரு பத்ரகாளி ஆட்டம் ஆடுவேன். பாருங்க, ஃபோன கீழ வைக்க போறியா? இல்லயா? அப்பிடின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு ஹை பீச் ல ஒரு கத்து கத்துனோனு வச்சுக்கோங்களேன், அன்னய பொழுது அந்த நிமிடம் வந்து, என்ன பண்ணும்? ஃபோன பாக்காம சாப்பிட்டு எந்திரிச்சுரும்.
ஆ புரிது, புரிது. <laughs> ம். <chuckles> அச்சச்சோ! ம். <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா.
சீக்கிரமா எந்திரிச்சுருவாங்க.
அதுதான் போன் கைல இல்லயே, அப்போ வேற என்ன வேல? சாப்பிட்டு எந்திரிக்க வேண்டியது தான?
ம் இதே ஃபோன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணிநேரம் ஆகலாம், 2 மணிநேரம் ஆகலாம், அது எப்போ முடிக்கணும்னு அதுக்கும் தெரியாது, அந்த ஃபோனுக்கும் தெரியாது, ஒண்ணு ஒண்ணா ஸ்க்ரோல் பண்ணி, ஸ்க்ரோல் பண்ணி, அதுவும் இந்த ரீல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசம்.
<chuckles> கண்டிப்பா, அத சொல்லுங்க, அதான் உண்மை.
இது இப்ப ஸ்க்ரோல் பண்ணி, ஸ்க்ரோல் பண்ணி, ஸ்க்ரோல் பண்ணியே பார்த்து, பார்த்தே வாழ்க்க போயிட்டே இருக்கு. இதில வந்து அவங்களோட ஆரோக்கியம் வந்து பாத்தீங்க அப்டீன்னா, ரொம்ப கெட்டு போகுதுங்க. இப்ப சின்ன ஒரு இதுக்கு ஒரு இது உதாரணத்துக்கே சொல்றேன், மேலேருந்து ஏதோ ஒரு பூச்சி விழுவுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கூட அவங்க தெரியாம சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களோட ஆரோக்கியம் என்னத்துக்கு ஆகும்? சொல்லுங்க, இப்போ நம்ம வீடு, ம் நம்ம வீட்லலாம் பாத்தீங்கன்னா, இப்போலாம் 8 கால் பூச்சி எல்லாமே மேஞ்சிட்டு தான் இருக்கும், அது, அது இல்லாதது ஒரு எங்க வீடுன்னு ஒண்ணு சொல்லலாம், சொல்லுங்க? அதுவும் நான் இருக்கிற பகுதியில அதிகமா இருக்கும். அப்பிடிங்கிற பட்சத்தில மேலேருந்து கீழே விழுவதும், நம்ம சுகாதாரமா சுத்தமா தான் சமைச்சி வச்சிருப்போம், அப்ப அது விழுந்துடுச்சு இதுங்க தெரியாம ஈன்னு பல்ல காட்டிகிட்டே, ஃபோன பாத்துட்டு சாப்பிட்டா, என்னத்துக்கு ஆகும்?
ஆ சரிங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாம்மா கண்டிப்பா. <chuckles> ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா.